அப்பையே நானும் காலையில சீக்கிரமா ஒரு 6 மணிக்கு அவரு 5 மணிக்கு எந்திரிச்சார்னா, நான் ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்துருவங்க. எழுந்து, குளிச்சுட்டு எங்க அப்பா கூடயே சாமி கும்பிட்டுட்டு அவர் கூடயே நான் கோயிலுக்கு போவங்க. கோயிலுக்கு போயிட்டு, ஆ அங்க வந்து அங்கேயும் போயி நாங்க வழிபாடு பண்ணுவோங்க. கோயில் உள்ள போயிட்டு, சாமி கும்பிட்டு நாங்க, எங்க அப்பா வேலை பார்த்த அந்த கோயிலுக்குள்ள அங்கேயும் போயிட்டு, போன உடனே முதல் வேலை ஆ, உள்ள இருக்க சா கோயில்ல எல்லாம் சுத்தி எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆ, கடையில வந்து அந்த வேலைகளை வந்து அவரு செய்வா.
ஓ! சரிங்க. ஆ. ஆ. அ. பிரசாதம் எடுத்துன்னு வந்து ஆ, அதாவது நீங்க அ 2 பேருமே போயிட்டு அடுத்து வ அ நீங்க கல்லூரி படிச்சு முடிச்ச பிறகு, நீங்க அப்பாவோடையே போயிட்டு இந்த மாரி வழிபாடு முடிச்சுட்டு, பிரசாதத்துல வந்து இருக்கிற மாணிக்கு வந்து போவீங்க. அப்போ காலையிலேயே வந்து வழிபாடு வந்து பண்ணுவீங்க, டெய்லி பண்ற மாரி இருக்கும். அ சாமியை பார்க்குற மாரி. ம்.
கண்டிப்பாங்க, கண்டிப்பா. தினமும் காலையில வந்து அ, அதாவது அந்த நான் கல்லூரி முடித்ததுக்கப்புறம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் தினமும் காலையில குளிக்கிறதெல்லாம் கொஞ்சம் லேட்டா தாங்க. ஏன்னா அந்த பள்ளி காலத்துலேயும் சரி, கல்லூரி, கல்லூரி காலத்துல நான் இங்க இல்ல. நான் வெளியூருல தங்கி படிச்சிருந்தேன். ஆனா, க ஸ்கூல் நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில எழுந்திரிச்சி ஆத்துல குளிக்கிற பழக்கம் இருக்குங்க எங்களுக்கு அருகில வந்து, இந்த வாய்க்கால்னு சொல்லக்கூடிய ஒரு இருந்து இருந்துச்சுங்க. காலையில அதுல குளிப்போங்க. நல்லா பார்த்திங்கன்னா ஆத்துல தண்ணி நல்லா நிறையா போகும்போது, போயிட்டு குளிக்கும்போது மீன்லாம் வந்து, மீன்லாம் வந்து கடிக்குங்க கால. அவ்வளோ அ
<chuckles> அ. அ. அ. ம். அ சூப்பரா இருக்கும். <chuckles> <chuckles> நல்லா இருக்குல்ல, அதோடைய இது அனுபவம்? ம்.
ஆமாங்க. அதெல்லாம் இப்போ கிடைக்கலையேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேங்க. ஏனா அந்த வயசுல பார்த்தீங்கன்னா, அது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆத்துல வந்து குளிக்கும்போது, அது ஒரு அவ்வளோ ஒரு இன்பத்த குடுக்குங்க. அவ்வளோ நல்லா. குளிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்து ஓரத்திலயே ஒரு அரச மரம் இருக்கும்ங்க. அங்க வந்து அரசமரத்துல வந்து விநாயகர் இருப்பாரு. அங்க வந்து அவ அங்க அவருட்ட சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு, ஆ வீட்டுக்கு பக்கத்துல அந்த வீட்டுல வந்து எங்க அப் எங்க அப்பா தான் பண்ணுவாரு. எங்க அப்பா தான் வந்து சாமி இந்த டெய்லியும் என்ன பண்ணுவாருங்கனா, அந்த படங்கள் படங்களைத் துடைச்சுருவாருங்க. நம்ம எல்லாம் இந்த ஆயுத பூஜைக்கு வந்து துடைப்போம் பாருங்க, அந்த மாரில்லாம் வைக்கவே மாட்டாருங்க.
கண்டிப்பாங்க. ம். ம். ஓ! ம். ம். அ. ஆ, அது மாதிரி வந்து டெய்லி வந்து அந்த மாதிரி அ சுத்தம் பண்ணிருவாங்களா?
ஆமாங்க. டெய்லியும் வந்து, டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, பூ வந்து ஆ பூ வந்து பார்த்தீங்கன்னா, வாரத்துல 2 நாள் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை வந்து பூ வாங்கி எல்லா படத்துக்கும் பூ போட்ருவாங்க.
ம். ம்.

ஆ வியாழக்கிழமை ஆமா. குரு சொல்லுவாங்க இந்த தட்சிணாமூர்த்தி இது.
அ. ஆமாங்க. அல் ஆமாங்க தக்ஷிணாமூர்த்திய. அந்த இதுக்கு நான் ஒரு ஸ்லோகன் சொல்லுவேங்க. அ "குருவே சொர்ண லோகாணம். பிஷியே பௌரோகினம் நிதியே சொர்ண வித்யானம் தக்ஷிணாமூர்த்தியே நமஹ." அப்பிடிங்குற மாரி ஒரு ஸ்லோகன் வந்து, நான் வியாழக்கிழம, வியாழக்கிழம எப்பொழுதுமே சொல்லிருவேங்க. இதெல்லாம் வந்து அந்த இப்ப கோவிலுக்குள்ள தினமும் போகும்போது, இதெல்லாம் நான் வந்து இத கத்துக்கிட்டேங்க.
அருமைங்க. சிறப்புங்க. ம். நீங்களா கத்துக்கிட்டீங்களா? இல்லன்னா அப்பா வந்து "இந்த இத கத்துக்கோ!" அப்பிடின்னு சொல்லி குடுத்தாங்களா?
இல்ல. அந்த கோவில்ல வந்து, அந்த தக்ஷிணாமூர்த்தி சன்னதி இருக்குன்னா, அதில வந்து அந்த இடத்தில அவுங்க வந்து எழுதியிருப்பாங்க. அந்தமாரி. அ அந்த ஸ்லோகன் ஆ ம ஆமங்க. அது டெய்லியும் போயிட்டு, அங்க பாத்து, அந்த நம்ம, அத சொ அந்த ஸ்லோகன சொல்லி, சொல்லி, நமக்கு அது வந்து நமக்கு அப்பிடியே மனசுல பதிஞ்சிருச்சுங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து, அ இப்பவுமே நான் கடைபிடிச்சுகிட்டு இருக்கேங்க. சனிக்கிழமை, வியாழக்கிழமை எல்லாம் வந்து, இந்த இத வீட்ல வந்து கால்ல எந்திரிச்சு குளிச்சிட்டு, அ நம்ம சாமி கும்பிடும்போது இந்த அதும் வியாழக்கிழம சனிக்கிழமையிலாம், இந்த ஸ்லோகன்ல்லாம் சொல்ற வழக்கம் இப்பயும் இருக்குங்க எனக்கு.
ம். எழுதி போட்ருப்பாங்க, ஓ! அத வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்க! நீங்க. ம். அ. ம். ம். உண்மையாவே அது வந்து சிறப்பான விஷயம். இப்போ வரைக்குமே வந்து, அத நீங்க கடைப்பிடிக்கிறீங்க. அதுவும் உங்க அண்ணன் அ அண்ணன், அண்ணனுடைய பொண்ணுமே வந்து, உங்க அப்பாவுடைய வழிபாட்டு முறைய வந்து அவுங்க பின் தொடர்ந்துட்டு இருக்காங்க இல்லயா! உங்களுக்கும், அ நாளைக்கு வந்து உங்களுடைய தலைமுறை இப்பிடி இருப்பாங்கன்னு, உங்களுக்கு உங்கள பாத்து கத்துக்குவாங்கன்னு நெனைக்கிறீங்களா? அந்த வழிபாட்டு முறைய.
அதாவது நம்ம யார் மேலயும் வந்து திணிக்க முடியாதுங்க அவுங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து அவுங்க பண்ணிருவாங்க. நம்ம வந்து, எப்போதும் போல, வழக்கம் போல சாமி கும்பிடுறப்ப, அவுங்கள வந்து சாமி கும்பிட சொல்லப்போறோம். அவுங்க பண்ணுவாங்க. அவுங்களுக்கு ஒரு ஆர்வம் அது மேல வந்து, ஈடுபாடு அதிகமா இருந்துச்சுன்னா, இப்ப வந்து எங்க அப்பா பண்ணிக்குடுத்தது, எங்க அண்ணனுக்கு தான் அதிக ஈடுபாடுங்க. எனக்கு அந்த அளவுக்கு இல்ல. அந்த மாதிரி வந்து எதுவுமே நம்ம கணிக்க முடியாதுல! எதிர்காலம் எப்பிடி வேணாலும் இருக்கலாம்.
அது உண்மைதான். அதாவது ம். ம். ஆர்வம். ம். ஆ இருக்கலாம். ம்.

கண்டிப்பாங்க. அதாவது எனக்கு வெவரம் தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, எங்க வீட்ல வந்து எப்பொழுதுமே, எங்க அப்பா காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுருவாருங்க.
ம். ம்.
எங்க அப்பா, எங்க அம்மா வந்து எங்க அம்மா கூட சில டைம் அ இந்த குளிர்காலத்துலலாம் கொஞ்சம் எந்திரிக்க லேட்டானாலும், எங்க அப்பா காலையில 5 மணிக்கே எழுந்துருவாருங்க. எழுந்த உடனே, அ ரொம்ப எதாவது குளிர்னா மட்டும் தான் இந்த வெந்நீர் வச்சு குளிப்பாருங்க. இல்லைன்னா, பச்சை தண்ணீல குளிச்சிருவாருங்க. குளிச்சுட்டு அ எங்க அப்பா கடைசி வரைக்குமே, கடைசியா ரொம்ப ஒரு வயதான நேரத்தில கூட இந்த மாரி தான் இருந்தாருங்க. என்ன காரணம்ன்னா, எங்க அப்பா வந்து கோவில்ல வேல பாத்தாருங்க.
சிறப்புங்க. ம். ம். அப்பாடி, சுறுசுறுப்பான ஆளா இருப்பாங்க போலயே! <laughs> ம். ம். ஓ! சரிங்க. ஆ சிறப்பான விஷயம். ம்,
கோவில்ல வந்து இந்த பிரசாதம் வழங்குவாங்கள்ல, அந்த மாரி இதில வந்து எங்க அப்பா வேல பாத்தாருங்க. அப்படிங்குறதுனால எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, காலையில் 5 மணிக்கே எழுந்து, குளிச்சுட்டு வீட்ல வந்து, அ டெய்லியும் வந்து சாமி படத்தில வந்து, அ அந்த விளக்கு ஏத்தி வச்சிட்டு சாமி கும்பிட்டுருவாருங்க. ஆனா என்னையும் வந்து சீக்கிரம் காலையில எழுந்திரிச்சு குளிசைன்னா உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு நல்லதுன்னு டெய்லியும் சொல்லுவாருங்க. ஆனா நம்ம எங்கங்க கேக்கிறோம்? நம்ம தான் வந்து எப்படி சொல்றதுன்னா, நமக்கு எந்திரிக்குறதுக்கே 7:00 7:30 ஆயிருங்க. எங்க அப்பாவை நான் காலையில பாக்கவே மாட்டேன்ங்க நானு. ஏன்னா எங்க அப்பா சீக்கிரம் எந்திரித்து காலைல வா 6:00 6:30 க்கு எல்லாம் போய்டுவாருங்க, கோவிலுக்கு.
ம். கண்டிப்பா ம். ம். சிறப்பு. <laughs> ஆ, ம்ஹ்ம். கண்டிப்பா. ஓ! அ, ஓ! குளிச்சுட்டு அவுங்க வந்து கோயிலுக்கு கெளம்பிர்ரனால, நீங்க வந்து பாக்குற சூழலே இருக்காது. லேட்டா எந்திரிக்கிறனால.
ஆமாங்க. ஆமாங்க. ஆனா, ஒரு காலத் ஒரு நேரத்தில வந்து எங்க அப்பா கூடயே நானும் போற சூழ்நிலை உருவாயிருச்சுங்க, கோவிலுக்கு. என்னென்னா, நான் வந்து கல்லூரி படிப்பு முடிச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அ காலையில வந்து அவருக்கு அதாவது நான் அப்ப வந்து எனக்கு வேலை இல்ல இல்லாத காலகட்டத்தில எங்க அப்பா கூட நானும் கோவிலுக்கு போயிருவேங்க.
ம். ஒ! சரி ம். ம்.